நிச்சயமா.
அப்ப இவங்களலாம் இவங்க பேசுற ஒரு தேவையில்லாத பேச்சுக்களுக்குலாம், நம்ம காது குடுத்து நம்ம கேட்கவே மாட்டோம். அப்ப அந்த மாரி சமயத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு வாரத்தில ஒரு ஏதாவது ஒரு நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயமா பார்த்து ஒரு குழு மாரி உட்காந்துட்டு, ஆ அ ஒரு பேச்சு பேசுவாங்க இந்த மாரி இத ஆரம்பிப்போமா! அந்த மாரி ஆரம்பிப்போமா! அப்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பேசிக்கிட்டுருப்பாங்க. ஆ.
ஆமா. ம். அதாவது ஒரு குழுவை அமைச்சு இவங்க பேசுவாங்கல்ல. அ.
ஆமா. அதாவது ஒரு வீட்ல யாராவது ஃப்ரீயா ஒரு வாசல் கிடந்துச்சினா போதும். அந்த வாசல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு சேர தூக்கி போட்டு வந்து அவங்கவங்க வீட்ல வேற சேர் தூக்கிட்டு வேற வருவாங்கே.
ஆ அய்ய இதுவேறயா? ஆ.
ஆமா. தூக்கிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் லேசா நம்ம தலையை காட்னோம் அப்டின்னா, நம்ம பேர சொல்லி கூப்புடுருவாங்க. "என்னக்கா அ எப்போ பார்த்தாலும் வேலதான்னா?" அப்டின்ருவாங்க நம்ம போனா நம்ம தலை தப்பாதுங்குற மாரி நான் இல்ல குழந்தைங்களா அ இப்ப டிஃபன் செய்யணும், அது செய்யணும் எதாவது நான் கலன்டுட்டு வந்துருவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மள கலந்துக்கலனாலும் நம்ம அவங்க கூட பேசலனாலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மேல அவங்க மேல ஒரு மரியாத வச்சிருப்பாங்க என் மேல.
ம். ஆஹா. <laughs> ம். ஓஹோ! கண்டிப்பா. ஆமா.
அந்த மரியாதை என்னன்னா, எப்டின்னா அ அந்த அங்கே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம், ஏதாவது ஒரு டவுட் ச வந்துச்சுனா ஒரு சந்தேகம் வந்துச்சுனா, என்கிட்ட அனுப்பி வுடுவாங்க. நான் வந்து அத தீர்த்து வச்சுட்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிக் குடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லிக் குடுப்பேன். அந்த குழந்தைங்கள்ட்ட ரொம்ப பாசமா பழகுறது. பே இந்த மாரிலாம் இருக்கதுன்னா அவங்க அவங்களுக்கு வந்து என் மேல ரொம்ப ஒரு பற்றுதல் ஒரு மரியாத. ஆ அந்த எப்பவும் அவங்க வழக்கத்தோட உட்காந்து பேசுற கூட்டத்த விட, நம்ம மேல ஒரு மரியாத கொஞ்சம் ஓங்கி நிக்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியும்.
ஓஹோ! பரவால்ல. ஆ அதாவது ஒரு ஆசிரியைன்றதற்கான ஒரு மரியாதையை வந்து உங்களுக்கு குடுத்திருக்குறாங்க இல்லையா?
ஆமா. ஆமா, ஆசிரியங்கிறதுக்கான ஒரு மரியாதை. 2வது என்னன்னா, நம்ம எதுலயுமே வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயத்தில நம்ம பேச மாட்டோம் அப்போதைக்கு. ஆமா. அந்த ஒரு மரியாத அப்ப அத நம்மகிட்டயே வர சொல்லுவாங்க. நீங்க தாங்க கரெக்ட்டா இருக்கீங்க. ஆனா, நம்ம தான் கரெக்ட்டா இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, அவங்களும் கரெக்ட்டா இருக்கலாம். ஆனா, இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ன அ ஆமாம். ஊர் கத "இந்த அவங்க வீட்ல இப்டி நடந்துச்சாம், எங்க வீட்லருந்து வந்தானா திருடன் வந்தானா அத பார்வன் வீட்ட பூட்டிட்டு எங்கேயாவது போயிருது வெளில வெளில போயிடுது." நல்ல வேலை அதாவது நான் வேலைக்கு போறதுனால நான் தப்பிச்சு இல்லைன்னா, என்னையும் அப்டி தான் சொல்லுவாங்கே இங்கே பாரு வீட்ட விட்டுட்டு வெளில எங்கே எங்கேயோ போயிருது அப்டின்னு சொல்லுவாங்க அதனால ம
ஆமா. ம், ம். ம். <laughs> ஆஹ. ஆமா. மா ஊரு கத பேசுறதுன்னுவாங்களே அதுவா? ம். <laughs> ஆ. ஆஹா! ஆமா. அதாவது இந்த புறம் பேசறதுன்னு சொன்னாங்கல்ல, இந்த ஊர் பக்கம். ஆ.
ஆமா. ஆமா. அந்த புறம் நகரத்திலேயனு இருக்குங்க நகரத்திலேயுமே நெறைய பேர் அதாவது வேலைக்கு போறவங்க மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. மத்தவங்கலாம் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குட்டு இருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஆண்கள் இப்ப ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆமாம்மா. அ,